கண்டிப்பாங்க. அது பண்ணியே ஆகணும். நான் இப்ப தான் வந்து அவனுக்கு இந்த பிரஷ் பண்றதையே வந்து நான் சொல்லிக் கொடுத்துருக்கேன். இப்ப, இப்ப 2, 3 நாளா அவனே பண்ணிக்கிட்டு இருக்கான். அடுத்தது வந்து அவனே குளிக்கிறதுக்கு மாரி வந்து அ ம் ப பழக்கப்படுத்தணும். அதுக்கப்புறமேட்டு அவனோட அ ரொம்ப இல்ல <clears throat> இந்த உள்ளாடைகள் இந்தமாரி வந்து அவுங்க அப்பா தான் வந்து சொல்லிக் கொடுக்கணும். அந்தமாரிலாம், அந்த உள்ளாடைகள் இந்தமாரிலாம் அவனே வந்து துவச்சிக்கிற மாதிரி, இந்தமாரிலாம் பண்ண விடணும், அதுக்கப்புறமேட்டு அந்த நீங்க சொல்றீங்க பார்த்த இந்த ஷூ இதெல்லாம் அந்த பள்ளிக்கு கொண்டு போற எல்லா விஷயங்களுமே வந்து, அவன் பண்ணியாகணும். இப்ப அ ஸ்கூல்லேருந்து வெ வந்தாங்கன்னா அத விட்டு எறிவாங்க. அங்கேயும், இங்கேயும், இங்கேயும் நாலா பக்கமும். அந்த பழக்கத்த மட்டும் வச்சுக்க கூடாது.
ம். சரி. அதான். அத தான் கேட்குறேன். சரி. ம். ம். ஆமா. ஆமா. கண்டிப்பா. அது எப்பிடின்னா சுத்திக்கிருவாங்க வேற, சக்திமான் நான் தான் தெரியுமா? ஏன்னா, அந்த வயசுல ஒண்ணும் தெரியாது பாருங்க. எங்க பையன்லாம் பார்த்தீங்கன்னா, அப்பிடிதான் வந்தவுனே பார்த்தீங்கன்னா, ஒ ஒரு ட்வுசரோட ஹோல்ல வந்து என்ன பண்ணிருவான், கைய வச்சுக்குருவான். இப்ப எங்கே போ போது பார்த்தியா? அப்பிடின்னு சொல்லிட்டு ஒரு சுத்து சுத்துவான், அதெல்லாம் கொஞ்சம் திருத்தி கொண்டு வரக்குள்ளயும் போதும் போதும்ன்னு ஆயிடுச்சு உண்மையிலேயே!
<laughs> ஆமா, ஆமா. பார்த்து டிவிய பார்த்து <laughs> ஆமாங்க. ஏன்னா நம்ம அ அவஸ்தைப்படணும். ஆனா, அந்த நிலை வரப்ப தான் எனக்கும் தெரியுன்னு நினைக்கிறேன். இப்ப சொல்றேன். ஆனா, அப்பதான் தெரியும் என்னான்னுட்டு. ஆனா, நம்ம இப்பலேருந்தே வந்து கொண்டு போறது தான் எனக்கும் ஒரு நல்லது. எனக்கு ஏன்னா 10 வேல வைக்கக்கூடாது. அப்போ வந்து நம்மன்னா நம்மளும் வேலைக்கு இந்தமாரி கிளம்பிட்டோன்னா, அப்போ வீட்ல யாரு வேல பார்க்குறது? இந்தமாரி, அ அதுதான்.
ஆமா. ஆமா. ஆமா. ம். கண்டிப்பா. அவுங்கவுங்க வேலைய அவுங்கவுங்க பார்த்துக்கிட்டாலே, அதுவே ஒரு பெரிய ஆமா. அதுவே ஒரு பெரிய விஷயம் தான். இப்ப 2வது அந்த 9 வயசுல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அ இந்த இப்ப நம்ம வீட்ல அவுங்கவுங்க செய்ற வேலைய கூட செஞ்சுக்கலாம். இப்ப படிப்புன்னு ஒரு விஷயம் வரும்போது, அந்த, அ அந்த நம்ம பக்கத்திலேயே உட்காந்து சொல்லிக் கொடுப்போம் பார்த்தீங்களா! அது வந்து 9 வயசு ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம மாத்தி விட நினப்போம். ஏன் அப்பிடின்னா, நம்ம பக்கத்திலேயே அம்மா உட்காந்தா தான் நமக்கு தெரியும். அந்த ஒரு மைண்ட் செட் பண்ணிறாம பார்த்துக்கிறதுக்கு நீங்க என்னலாம் ஒரு வழி சொல்லி சொல்லுவீங்க அந்த பசங்களுக்கு. உன்னுடைய பாடத்த நீயே படி! அ நீயே வந்து எல்லாத்தையுமே முயற்சி பண்ணு! ஆனா நம்ம பக்கத்தில இருக்கலாம். நீங்க அந்தமாரி ஏதாவது முயற்சி பண்ணுவீங்களா? ஒரு 11 வயசு பையன் அந்தமாரி.
அ வேலை மிச்சம். <chuckles> ஆமாங்க. ம். உண்ம, ம். அந்த

ஆஹா! நம்ம வந்து, அதெல்லாம் இப்பவே பழக்கிவிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ஆ நம்மக்கிட்ட வந்து கனெக்ஷன் வந்து வேறமாரி போயிரும். ஏன்னா, எனக்கு நீ இல்லயின்னா கூட நான் இருப்பேன், அப்பிடிங்கிற ஒரு உணர்வு வந்துரும். ஆ நம்ம அம்மா நம்ம கூட எப்பவுமே இருக்கணுங்கிற ஒரு உணர்வு வராது அப்புறம். ஆ, ஆவ்
பாக்கறப்பயே, நம்ம கஷ்டம். ம். கண்டிப்பாங்க. ஆமா, சரியாவே சொன்னீங்க. அப்புறம் பேச்சையும் கேட்காதுங்க, அவுங்க பாட்டுக்கு இருப்பாங்க.
ஆமா. எனக்கு நீ இல்லயின்னா நான் எப்பிடி வேணாலும் சமாளிச்சுக்குவேன். ஏன்னா, இப்ப உணவுங்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்ல. எல்லாமே, அதுவுமே ஆர்டர்ல வந்து பண்ணிட்டம்ன்னா நமக்கு வந்துரும். ஆமா. அத இப்ப நம்ம ஒண்ணுதான் சமையல் மூலியமா தான் அந்த அன்பையும் குடுக்குறோம். அதுவும் அந்தமாரி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஃபோனையும் கையில இந்த வயசுலேயே குடுத்துட்டோம் அப்பிடின்னா, அம்மாலாம் அப்புறம் சும்மா! அப்பிடிங்கிறமாரி ஆயி போயிரும். ஆமா. அதனால, நம்ம தான் பாத்து பாத்து சில விஷயங்கள்லாம் வந்து இப்ப அந்த குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுத்து, இந்த விஷயத்தில நீங்க இப்பவே நம்ம அந்த நீங்க சொல்றீங்க இந்த பக்கத்து வீட்டுக்கார பையன் அப்பிடி பண்ணானா, அது எதிர்காலம் வந்து வேறமாரி ஆகும் இல்லயா! ம்.
ஆமா. <chuckles> ஆ <laughs> ஆமா. <laughs> கண்டிப்பாங்க. இப்பயே அவுங்க வந்து கண்ணெல்லாம் வலிக்குது, கண்ண அடிக்கடி சிமிட்டிட்டே இருக்கான்னு அந்த வீட்ல உள்ளவுங்க சொல்லுவாங்க. இவ்ளோ சரி பண்றான்னு தெரியுது, அப்புறம் எதுக்கு நீங்க கொடுக்குறீங்கன்னு நானும் கேட்டுட்டேன். அவேன் வந்து நான் குடுக்குறதே கெடையாதுங்க. நான் ஃபோனே அவன்ட்ட குடுக்கவே மாட்டேன். அவேன் பக்கத்தில இருந்தாலே நான் ஃபோனே நான் பயன்படுத்த மாட்டேன். நம்ம பண்ணுறதுக்கு பாத்துதானே அவன் பண்றான்! அப்புறம் எதுக்கா ம்.
கண் ம். நீங்க கொடுப்பீங்களா? இன்னே, இப்போ ரொம்ப அழகான ஒரு விஷயம். ரொம்ப அருமையா பண்ணீங்க, உண்மையிலே. அதாவது இந்த வயசுலேருந்தே உங்களுக்கு வந்து ஒரு எதிர்காலத்தில வந்து, நம்ம குழந்தைய எப்பிடியெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும், நல்ல பழக்கவழக்கத்தலாம் சொல்லிக் கொடுக்கணும். ஆ அட்லீஸ்ட் பத்தாவது வரையாவது நம்ம பக்கத்தில உக்காந்து படிக்க வைக்கணும். நீங்க நினைக்கிற நல்ல மனசு உங்களுக்கு உண்மையிலே. ஒரு தாய் வந்து ஒரு தாயோட கடமைய கரெக்ட்டான விஷயத்தில கரெக்ட்டா செஞ்சா தான் அந்த பிள்ளைங்களுக்கு வந்து, அவெங்க எதிர்காலத்தில சமாளிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வரும். அத ரொம்ப அழகா என்கிட்ட நல்லா சந்தோஷமா பகிர்ந்துக்கிட்டீங்க, மிக்க நன்றிங்க.